இல்ல, அப்படியே அத மீறி ஆயிட்டாமே கூட நைட்ல எல்லாம் பங்கு போட்டுட்டு சாப்பிட ஒரு வேலை முடிஞ்சுது அது. அது ஒண்ணும் உடனே வந்து கெட்டுப்போற பொருளும் கிடையாது இல்லீங்களா. மதியம் செயிர சாதமா இருக்கட்டும், ஒரு சமையலா இருக்கட்டும், நைட்டு வரைக்கும் நல்லாதான் இருக்கும். ஆனா அது அது ஒரு விஷயம் அவருக்கு ஒரு பெரிய விஷயமா போயிட்டு, அதுல வந்து அவரு அதும் எங்க மாமியார் வந்து செக் பண்ண மாட்டாங்க. இவரு வந்து செக் பண்ணுவாரு. நமக்கு அவ்ளோ ஒரு-ஒரு கோவமா இருக்கும். "எதுக்கு இவரு வந்து இதெல்லாம் பார்க்கிறாரு." அப்படினு அத போய் அவர்ட்ட போய் சொல்லுவேன் எங்க வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுவேன் நானு. "ஏங்க இதெல்லாம் எதுக்குங்க அவர் செக் பண்றாரு. அவரோட வேலை என்னங்க. நான் ஏதாவது கேட்கறேனா? காட்டுல என்ன வருது, போகுதுன்னு நான் ஏதாவது கேட்கறேனா? நான் இவ்ளோ அமைதியா இருக்கேன். அவரு கம்முன்னு இருக்க வேண்டியது தானேங்க." அப்படின்னு நான் சொல்லப்போனா உடனே இவரு அப்பதான், <tsk> "பெரியவங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. பெரியவங்கன்னா முன்ன பின்னா அப்படித்தான் இருப்பாங்க. இது என்ன இருக்குது? இனி எத்தனை காலம் இப்படி பார்க்கப் போறாங்க அவங்க? விட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுல" அப்படின்றுவாங்க அவங்க. அதாவது அவங்க எல்லையை மீறி வர்றது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாம். ஆ ஆனா, இங்க நாம எல்லை மீறி பேசினோம்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு அன்னைக்கு. நம்ம மாமா, மச்சான் எல்லாத்தையும் வரவச்சு ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டுருவாங்க. "இந்தப் புள்ள இப்படி கேக்குதே, எப்படி இந்த இப்படி கேட்கலாம்?" அப்படின்றுவாங்க. அதனால எல்லைய வந்து நாம சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து கோவத்துல சொல்லுவாங்க. சில பேர் சொல்லாமலே அமைதியா இருந்து 1 வார்த்தையில 2 வார்த்தையில சொல்லி முடிப்பாங்க. சில பேர் பலிச்சுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது அந்தச் சூழ்நிலைக்கு ஏத்தமாரி தான் அந்த ஒண்ணு ஒண்ணும் அமையும்ன்றது தான் என்னுடைய இங்க ஒரு கருத்தா இருக்குங்க.
சாப்ட்டுபோம் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. கண்டிப்பா, கண்டிப் கண்டிப்பா, கண்டிப்பாங்க. செக் பண்ணுவாங்க. <chuckles> ஆ. சரிங்க. ம். <chuckles> கண்டிப்பா கண்டிப்பா. ம். ம். ம்ஹ்ம். அதாச்சும், ம், இது நம்ப <chuckles> <chuckles> கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க. ஆமா, ஆமா. சரிங்க, சரிங்க. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க. அ மூத்தோர்கள் எல்லைக்கி எல்லை விதிக்கணும்னா அதுக்கு என்னனெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாரி ரொம்பவே அழகா அழகா ஒரு ஒரு உங்களோட சூழ்நிலையை ஒண்ணுன்னா அழகா அழகா எனக்கு விவரிச்சிங்க. அக்காவா இருக்கட்டும், மாமியாரா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், மாமனாரா இருக்கட்டும், எல்லாரோட அ சூழ்நிலைக் கே உங்களோட சூழ்நிலைக்கு ஏத்த மாரி எல்லாரும் எப்படி, எப்படி பண்ணுவாங்கன்றதை நீங்க அழகா, தெளிவா பேசினீங்க. உங்கள்ட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நன்றி.
நன்றிங்க.

ம்.
இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா பேச வேண்டாம் அப்பிடின்.
கண்டிப்பா, கண்டிப்பா. ஆ இப்போ மூத்தவர்களுக்கு இப்போ நம்ம வீட்ல இப்ப வயசானவங்களே இருப்பானுங்களா, அவுங்க நம்பளுக்கு ஒரு எல்லை போட்டு இருக்கும்போது, நம்ப- அவுங்களுக்கு ஒரு எல்லை போட்ருப்போம்ல. இதுவரைக்கும் தான் அப்பிடின்ற மாரி போட்டுருப்போம். அந்தமாரி ஏதாச்சும் ஒரு ஆ இது உங்களுக்கு அனுபவம் உண்டா?
கண்டிப்பாங்க. ம். ஆ கண்டிப்பாங்க. இப்போ, அம் இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சம்பளம்லாம் நம்ம <chuckles> வேல செஞ்சு சம்பள வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து எங்க அம்மாவா இருக்கட்டும், எ எங்க அப்பாவ அப்பா கேட்க மாட்டாரு, பெரும்பாலும் எங்க அம்மா சும்மா, சும்மா கேப்பாங்க. "என்ன பண்ண வந்துருச்சா? என்ன செஞ்ச? எவ்ளோ செலவாச்சுன்னு" கேட்டுட்டே இருப்பாங்க. நமக்கு வந்துட்டு குடும்பத்தில நம்ம ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்குறோம். ஒரு செலவுகள் வந்து தெரிஞ்சு பண்றமாரி இருக்கும். ஒரு சில செலவுகள் தெரியாம பண்றமாரி இருக்கும்.
கண்டிப்பா. சரிங்க, சரிங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமாங்க.
அப்போ அதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட்டா கணக்கு போட்டு புள்ளி விவரமா அவுங்கள்ட்ட சொல்ல முடியாத், ஆனா அவுங்க எதிர்பார்ப்பாங்க அத. நம்மள்ட்ட எல்லாத்தையும் சொல்லணும்ன்ட்டு.
ஆ. ஓ! ஒரு துல்லியம். ஆமா இதுவரைக்கும், இப்பிடி ஆயிருக்கின்ற வரைக்கும் அவுங்க எதிர்பாப்பாங்க. நம்மளா சொல்ல முடியாதுன்றீங்க.
ம். சொல்ல முடியாது. அப்போ நமக்கு தோணும். "இதெல்லாம் இவுங்க எதுக்கு கேட்கிறாங்க? நம்ம ஏதாவது இவுங்கள பத்தி கேட்கிறோமா? ஆ இவுங்க என்ன பண்ணாங்க? ஏது" ஆனா நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவுங்க கிட்ட வா பதிலே வராதுங்க. அவுங்க படார்ன்னு சொல்லிடுவாங்க, "அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உன் வேலைய மட்டும் பாரு", அப்பிடின்ற அப்பிடியே படார் ப மூஞ்சில அடிச்சமாரி பேசிருவாங்க. ஆனா இது, ஓகே.
ம். கண்டிப்பா. வராது. <chuckles> ம். சரிங்க. <tsk> க ஒரு சட்டு நம்ம அவுங்க வந்து அந்த வார்த்தைய சொல்லிருவாங்க. நம்மளால சொல்ல முடியாதுன்ற மாரி இருக்கும். ம், ம், புரியுது, புரியுதுங்க.
சொல்ல முடியாது. அந்த மரியாத நம்மள தடுக்கும் நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்றது, அந்த வார்த்தைகள குறைச்சுக்கிறது <tsk> "அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா! அதல்லாம் இருக்கும்மா! பாத்துக்கலாம் விடும்மா! அதெல்லாம் ஒன்னும் இல்ல." அப்பிடி சொன்னாலே அப்புறம் அவுங்க புரிஞ்சுப்பாங்க. "ஓ! சரி இவ ஏதோ நம்மள்ட்ட சொல்றதுக்கு பயப்படுருது வ் வே வேணான்னு ம் அ யோசிக்கிறா!" அப்பிடின்னு அவுங்களே முடிவு பண்ணிடுவாங்க. ஆ அதேமாரி பாத்தீங்கன்னா, சில டைம்மு எங்க வீட்லலாம், அ ம். இப்போ, அவரே கூட இருக்கட்டும் பாருங்க. ஒரு சாரி எடுக்கிற ஒரு சமையல் வேலையே எடுக்கட்டும் வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு அளவுக்கு ஒரு அளவுங்க ஒரு ஒரு கால்குலேஷன்ல தான் நம்ம சமைப்போமே!
கண்டிப்பா, கண்டிப் சரிங்க. சரிங்க. ஆமா, கண்டிப்பா.

தேவையில்லாத செலவு பண்ண மாட்டேன். நான் சரியா தான் பண்ணுவேன். இதெல்லாம் நீங்க கேட்கும்போது நம்பளுக்கு கோவம் வரும்ன்ற மாரி சொல்றீங்க.
ம். அப்படின்ற ஆ அது. 2வது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்துருவோம் நம்ம. சமையல்லாம் முடிச்சுட்டு, அ சமையல் கட்டுலாம் கிளீன் பண்ணிட்டு, இந்த பக்கம் நம்ம வந்துருவோம் நம்ம. வந்த ஒன்ன பார்த்தீங்கன்னா, ம். எங்க மாமனார் உள்ள போயிட்டு, கிட்சன்ல அவரு ஒரு 2வது ரவுண்டு செக்கிங் போவார் அவரு.
சரிங்க. ஓ! சரி, சரி.
அவர் ஃபுல்லா போய் செக் பண்ணுவாரு. கிட்சனல்லாம் எப்படி இருக்குது? என்னென்ன சமைச்சிருக்கிறோம்? எவ்வளோ சமைச்சிருக்கிறோம்? இது எல்லாத்துக்கும் பத்துமா? இது எல்லாத்துக்கும் பத்தாதான்னு சொல்லிட்டு, அவரு ஒரு ரிவ்யூ குடுப்பார் நமக்கு. <laughs> ஆமா. ம்.
ஓ! சரி, சரி. ஒரு கண்காணிப்பு மாரி. கரெக்ட்டா தான் செஞ்சிருக்காங்களா? இல்ல எப்படி? அ என்ன? ஏது? அப்படின்ற மாரி. அ.
ஆமா. அதாவது அதுக்கு அது வந்து மிச்சமா அது சாப்பாடுலாம் சாப்புட்டு மீதி ஆனுச்சுனா, நம்மள்ட்ட அவங்க கேள்வி கேட்கிறதுக்கு, நம்ம வந்து பதில் சொல்லலாம்.

இப்ப பார்த்தீங்கன்னா, அ நம்ப அ வீட்ல பெரியவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அ நம்ம அப்பா, அம்மா இருக்கட்டும், நம்ம மாமனார், மாமியார் இருக்கட்டும் எல்லாரும் இருப்பாங்க. அவங்க எல்லாரும் நம்மளுக்கு ஒரு எல்லை சொல்லி, அ ஒரு சில திட்டத்தில்லாம் சொல்லுவாங்க. அ நீங்க இப்படிதான் இருக்கணும். இத்தன மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும். இத்தன மணிக்குள்ள ஆஃபீஸ் போணும்னா, இத்தன இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு போணும். இல்ல சம்பளம் உங்களுக்கு இப்படி இருக்குன்னா, அத பத்தி சொ என்ன ஏதுன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாரி இருக்கும்போது ஓ! நீங்க அவங்கள எப்படி அணுகுவீங்க?
ஆ கண்டிப்பாங்க. இப்ப மூத்தவங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னாவே, அவங்களுக்கு வந்து அவங்க எல்லாத்துலயுமே வந்து ஒரு டாமினேஷன் பண்றதுக்கு பாரப்பாங்க. ஆ எதுவா நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் எங்கிட்ட தான் நீ பகிர்ந்துக்கணும். எங்கிட்ட நீ முன்னாடியே சொல்லியரணும். ம் நம்மள்ட்ட நெறைய மரியாதைய நெறைய எதிர்பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மரியாதை கொஞ்சம் கொறையிற மாரி இருந்துச்சுவச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப மனசு ஒரு மாரி கஷ்டமாயிரும். நமக்கும் ஃபர்ஸ்ட்டு நம்மளும் ஒரு ஒரு நம்மள வளர்த்த விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அ அந்த மூத்தவங்களுக்கு வந்து மரியாத குடுத்தே நம்மலாம் பழகியிருப்போ பழக்கப்பட்டுருப்போம் நம்ம எல்லாமே. அப்போ அவங்களுக்கு அந்த மரியாத கொறச்சுலா நமக்கு நடக்கிறதுக்கும் தோணாது. ஆனா சில டைம் அவங்களே வந்து அந்த மரியாதைய வந்து கொறச்சுக்கிற மாரி நடந்துப்பாங்க. அப்ப அந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு எல்லை வந்து வைக்கிறது வந்து நல்லது அப்டின்ற மாரி, அ நான் நெனைக்கிறதுங்க. து பெரும்பாலும் எல்லா உறவுகளுக்கும் வந்து எல்லைகள் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏனா, எல்லைய மீறுனோம் அப்டின்னா, கண்டிப்பா அது வந்து பிரச்சனையில வந்து முடிஞ்சிரும்.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா.